ஆமா. ஏன்னா, இப்போ நம்ம வந்து வீட்லலாம் ஒரு, அ வீட்ல கேஷுவலா ஒரு நைட் பேண்ட்ஸோ இல்ல ஒரு நைட்டியோ போட்டுட்டு அது நமக்கு எப்பயுமே நம்ம குண்டாயிட்டோம்ன்றத காட்டவே காட்டாது. <laughs> அது தொல தொலனு தான்.
ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ, நம்ம வந்து உடை உடுத்துறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாகரீகமான சில ஆ சொல்வாங்கல்ல அந்த டிசைன்லாம் நிறைய வந்திருக்கு. இதில வந்து, இப்போ இந்த ஆரி ஓர்க்ல தான் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில இருக்கு இப்ப. நீங்க அந்த மாதிரிலாம் உங்க உங்க தோழிகளோடு சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஒண்ணா சேர்ந்து, இந்த மாரி ஆரி வொர்க் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு வருவோம், டிசைனா போட்டது அந்த மாதிரிலாம் நீங்க ஆசைப்பட்டுருக்கீங்களா?
இல்ல. அந்த மாதிரி எனக்கே வந்து பெருசா அதில அவ்வளோவா ஈர்ப்பு ஏனோ இல்ல. ஏன்னா அதுக்கெல்லாம்.
ஆமா. நான் ஏன்? எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நீங்க டீ ஷர்ட் அந்த மாதிரி ஒரு மாடர்னா நீங்க போடும்போதே ஏன்னா இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸு அந்த மாதிரி தானே வரும், ஆ. ஆமா. அப்பவே நான் நினைச்சேன் அதான் கேட்டேன், சரி மத்த தோழிகளுக்கெல்லாம் இதில எல்லாம் எ ஆர்வம் இருக்கா?
ஆமா. அ. இல்ல, நாங்க கோயிலுக்கெல்லாம் போகும்போது புடவைகள்லாம் அணிஞ்சு போவோம். இப்போ சில நேரங்கள் வந்து 9 வாரம் போய் விளக்கு போடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் சேர்ந்தே பண்ணுவோம், இப்போ என்னோட குடிய,
அப்படியா? தோழிகளோடு போவீங்களா? விளக்கு போடலாம். அப்ப கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு எல்லாருமே புடவை கட்டி தான் போவீங்க.
ஆமா, ஆமா, ஆமா. அது என்ன ஒரே, ஆமா. முடிவு பண்ணிட்டோம், இப்போ காலையில நமக்கு வந்து அந்த பள்ளிக்கு அமிச்சி உடனே இறங்கணும். அப்போ காலையில அதுக்கேத்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஆ அந்த ஒரு வாட்டி தான். ஒரு என்ன தொடர்ந்து போ முடியாது, சில நேரம் ஒரு வாரம் நம்ம விட்டுடுவோம். மத்தவங்கலாம் போவாங்க. அந்த மாதிரி வந்து புடவை எல்லாம் அணிஞ்சு போவோம். இப்போ இங்கே வந்து ஓணம்லாம் நாங்க கொண்டாடினோம். அப்போ வந்து மு <chuckles> ஆமா என்னோட சில தோழிகள் வந்து அந்த மாநிலத்த சேர்ந்தவங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ஓணம் சதியா பண்ணலான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களும் ஒன்னொன்னு சமையல் பண்ணி, எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க வீட்டு மாடியில ஷார்மினார்லாம் போட்டு, அன்னிக்கு எல்லா குடும்பமும் வந்துருச்சு. அதனால எங்களோட ஆமா. அது முதல் முறை,
அ. சரி. கண்டிப். அப்படியா? அ. சரி. பரவாலையே! சரி. பரவால! அந்த உடை எப்படி அந்த கேரளா பாணிலேயே நீங்க கட்டியிருந்தீங்களா? எல்லாருமே அந்த வெண்பட்டுன்னு சொல்லுவாங்களே! கேரளா சேரீ.
ஆமா. அது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தர சொல்லியிருந்தோம். அவங்க கிட்டலாம் ஏற்கனவே இருந்தது. அவங்க ஊர்லேருந்தே வாங்கினா அது கொஞ்சம் விலையும் கம்மியா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அது அந்த முண்டுன்னு சொல்லுவாங்க. முண்டு செட்டுன்னுவாங்க. அது வந்து தனியா 2 இதுவா இருக்கும். புடவையே வந்து 2 செட்டா இருக்கும், அது வந்து வாங்கிட்டு வந்து தந்தாங்க. அது முதல் முறையா அன்னைக்கு நாங்க கட்னோம். அப்போ எங்க கணவர்களையும் வந்து அவங்க உடைகள் மாதிரி வேஷ்டி சட்டைலாம் போட வச்சு, குழந்தைகளுக்கும் அந்த பாவாடை சட்டை அந்த மாதிரியெல்லாம் உடைகள்லாம் அணிஞ்சு, நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து.
சரி. சரி. ஓ! ஆமா. சரி. ஆ. சரி. ஆமா. ஆ. பாக்க கண்குள்ளா காட்சியா இருக்குமேங்க, அன்னைக்கு ஃபுல்லா. ஒரு குட்டி கேரளாவே கொண்டு வந்துட்டீங்க, உள்ள.
ஆமா, அந்.

ஆ நாங்கலாம் இப்போ வெளியே போறோம் அப்டின்னா, முக்கியமா இப்ப பக்கத்துல தான் சும்மா எங்கயாவது போறோம்னா இருக்கறதுலயே ரொம்ப கம்ஃபர்டபிளான 1 ட்ராக்ஸோ, 1 டீஷர்டோ, ஏதோ போற இடத்துக்கு ஏத்த மாரி அந்த உடைகளை தேர்ந்தெடுத்துக்குவோம். அ சில நேரங்கள் வந்து இப்போ திரைப்படம்லாம் போறோம் அப்டின்னா, நாங்களே திரும்ப பேசி வச்சுக்குவோம். இந்த கல்லூரி கன கால நட்பு மாரி "ஏ நம்ம வந்து ஏதாவது கேசுவல்ஸ் போடலாமா? இல்ல குர்தி போடலாமா? என்ன போடலாம்? சொல்லுங்க." அப்டின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, நானே யோசிப்பேன், ஏன் இதுக்கு போய் நம்ம இவ்ளோ ஆர்வம் காட்டுறோம். அப்டின்னா ஒண்ணு அந்த இளமை கால வாழ்க்கைக்கு திருப்பி போணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு.
அ. சரி. ம். ம். கண்டிப்பா. போகணும்னு ஆச தானே உண்மையிலயே, இப்ப திரும்ப நினைச்சா கூட அந்த இடத்துல போய் நிக்க முடியாது நம்ம. அ இல்லையா, ஒதுங்க கூட முடியாது அந்த இடத்துல போயிட்டு. அப்போ மனசுல நம்ம அந்த எண்ணங்களையாவது நம்ம வந்து நிறைவேத்திக்கலாம்ல. அது ஒரு ஆசைப்பட்டு, கண்டிப்பா. ரொம்ப அழகா ரசிச்சு நீங்க வந்து அத சொல்றீங்க.
<laughs> ஆமா. அ.
இப்ப வே அந்த மாரி நண்பர்கள சந்திக்க போம்போதெல்லாம், ஆ இந்த மாரி உடை உடுத்துறதுல வந்து அவங்க சொல்றதுல நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா? உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா? இல்ல அவங்க சொல்லுவாங்களே "இந்த கலர்ல நீ போட்டு வா. அ நீ இந்த மாரி பண்ணிட்டு வா. எனக்கு உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும். உன்னைய அந்த உடையில பார்க்கணும்னு எனக்கு ஆசை." அந்த மாரி ஏதாவது சொல்லுவாங்களா?
கண்டிப்பா. அது ஆமா, கண்டிப்பா. அந்த மாரி சொன்னாங்கன்னா, முயற்சி பண்ணி அந்த மாரி உடைகள நான் போட்டு போயிருவேன். அது என்னென்னா, அ சில நேரம் நம்ம வந்து ஃபிட்டா இருந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் வந்து வெயிட் போட்டுட்டோம் அப்டின்னா முடிஞ்சுது. அப்போ வந்து வந்து ஒரு டீஷர்ட்
அ. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அந்த உடை அதுக்கு ஏத்த மாரி தேர்வா இருக்காதுல்ல. அது. ஆஹ.
ஆமா. இல்ல தேர்வா இருக்காது. அதுக்கூட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கி போட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தோழிகள்லாம் இதில மட்டும் விடவே மாட்டாங்க. "என்ன நீ போன வாட்டி விட குண்டாகிட்ட, வயசாயிடுச்சு இப்டி ஆயிடுச்சு, அப்டி ஆயிடுச்சுனு" நம்மள வந்து ஒரு கவலையே வர வச்சுருவாங்க. ஏய் எனக்கும் தெரி
போட்டுக்கலாம் ஆமா. ம். <laughs> <chuckles> ஆ. அந்த மாரிலாம் நீங்க பேசிக்கிட்டீங்களா, இந்த ஒரு சந்திப்புல?